ஆ கடைசியா எப்பிடின்னா, என்னன்னு கேக்குறேனா, அதாவது ஆ இப்பிடிபட்டதான ஒரு ஒரு ஒரு கேட்க கூடாத வார்த்தைகள் சமுதாயத்துல பயன்படுத்தக் கூடாத வார்த்தைகள், இதை நாம திரைப்படத்துல அ வெளிப்படுத்துவதன் மூலமா கலாச்சாரத்த கொண்டு போறோன்ற விதத்துல வெளிப்படுத்துறதன் மூலமா அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தைகளையோ! அல்லது அந்த கெட்ட பழக்க வழக்கங்களையோ! நம்ம கத்து குடுத்துட்றோம். அப்பிடின்ற நினைப்புல ஒருவேளை தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் இசை அமைப்பாளர்கள் பாடல் எழுதுறவுங்கலாம் இரு இருந்திருக்கலாம்ல. அந்த அந்த எண்ணம் சரியா இ இருக்க கூடாதா?
அது சரின்னு அ ஆம் இந்த எண்ணம் தான் இருக்கு. இந்த எண்ணம் ஆரம்ப காலத்துல ரொம்ப மோசமா இருந்தனால தான், அ பெரும்பாலும் அப்போதக்கி எதுவும் வரல. இப்போதக்கி அந்த எண்ணங்கள வந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள் வந்து ஒடச்சனாலதான், அந்த இயக்குநர்கள் வந்து அவுங்க ஒரு வாய்ப்ப கொடுத்து, அந்தமாரி திரைப்படங்கள் வந்து வருது. இது இன்னமுமே மாறணும். அதாவது நம்ம வந்து அ திரையரங்கில இப்ப நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கோம் அப்பிடின்னு வந்து படம் எடுத்து கா இப் இப்ப காட்டுறது. இப்ப அத பார்க்கிற பார்வையாளர் நம்மளே வந்து போலித்தனமா நம்ம கை தட்டிக்கிறது வந்து அது நல்லது கெடையாது. நிஜ வாழ்க்கையில வந்து நம்ம தினசரி வந்து அது எந்த அளவு நம்முடைய குழந்தைகள் வந்து தகாத வார்த்தைகளால வந்து அவுங்க ஆ வந்து காயப்படுறாங்க அல்லது நம் அவுங்க நம் பெரியவுங்க சண்ட போடுறப்ப, அவுங்க வேடிக்கை பார்த்து எந்த அளவு அத வந்து நான் மாத்திக்கிறதுதான் முதன்மையானது நான் பார்க்கிறேன்.
சுருக்கமா. ம். ம். சரி. ம். ஓ! சரி, சரி. ஓ! அருமை. ஆ இதுவரைக்கும் இந்த திரைப்படத்துல நம்முடைய கலாச்சாரத்துடைய ஆ உண்மை தன்மை வெளிப்படுகிறதா? வெளிப்படவில்லையா? அப்பிடின்ற விஷயத்த நல்ல ஆழமாக சென்று, உண்மையிலேயே உள்ளதை உள்ளபடி எதார்த்தமாக நல்ல திரைப்பட அறிவோடும் இன்றைக்கு திரைப்படங்கள் சமுதாயத்துல செயல்படுகிற விதத்தை நன்றாக அ உற்று கவனித்து, அ பேசி பதில் கொடுத்தீர்கள். மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க நன்றி!
நன்றி சார்.

ம்.
இந்த நம்முடைய கலாச்சாரத்த உண்மையா பிரதிபலிக்க பயப்படுறாங்க. அதுதான் காரணம். தயங்குறாங்க அதுதான் காரணம் அதுதான் காரணம்னு தான் நான் <chuckles>
அத அதாவது அவுங்க தயங்குறாங்கன்றீங்க. ஆ. ம். சரி <sniffs> இந்த இடத்துல எனக்கு ஒரு கருத்து வருது. அதாவது நம்ம கலாச்சாரத்துல உள்ள நன்மையான காரியங்களை அவுங்க எடுத்து சொல்றாங்க. ஆனா எதார்த்தத்துல இருக்கற உண்மையான, எதிர்மறையான கருத்துக்கள வார்த்தைகள், அப்டி சம்பவங்கள், இவைகள எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறது இல்லை அப்டின்னு சொல்ல வர்றீங்க. இப்ப ம் உலக அளவிலும் ப நம்ம கலாச்சாரத்த பார்க்கறவங்க நன்மையான காரியங்கள மாத்திரம் பார்க்கும்பொழுது, ஒரு வேளை அவர்கள் தீமையை தோண்டி எடுத்து இருக்கிறதே அது மறைத்து விட்டார்கள் என்று நெனைப்பார்களா? அல்லது இவர்கள் காட்டுகின்ற அந்த நன்மையான காரியங்கள் அவருடைய இருதயத்திலே பிரதிபலித்து நம்முடைய கலாச்சாரத்தில் பரப்புவோம் அப்டின்ற கருத்து இருக்குமா? இது 2ல எது நீங்க ஆதரிச்சு யோசிக்கிறீங்க?
இல்ல, இல்ல. அதாவது போலித்தனமா தான் நம்ம வந்து படம் திரைப்படத்த உருவாக்குறோன்றது தான் அவங்களுக்கு வந்து முதல் மதிப்பெண்ணா வந்து நம்ம மேல வப்பங்க.